இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வந்து, ஆடை வந்து. அதுவும் ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கட்டும், து துன்பமான ஒரு நிகழ்ச்சியாவும் அது வந்து நம்ம பார்த்து பார்த்து வந்து போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து அதுவும் நம்ம கலாச்சார முறைப்படி போட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து நீங்கலாம் எப்படி வந்து அவங்க கலாச்சார ஆடைகள வந்து அதுக்கு மாரி பயன்படுத்துவீங்களா? இல்ல நீங்க போற இடத்துக்கு இப்டி தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி வந்து நீங்க அணிஞ்சு அணி அணிஞ்சுக்குவீங்களா அத பத்தி என்னால பகிர்ந்துக்க முடியுமா?
சேரி. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா கேட்டீங்க இந்த கேள்வி. <inhales> ஆ நான் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஏனா, அ இன்னிக்கு கலாச்சாரம், கலாச்சாரம்னு சொல்றாங்க. அத வந்து நம்ம அழிஞ்சி போறதா நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம். ஆனா, அது அப்டி இல்ல. ஏனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடன கலைஞர் தான். ஆ நடனக்கலை போக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஷன்னு சொல்வாங்க பார்த்தீங்களா, அதிலயும். கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு எனக்கு. <inhales> இன்னைக்கு நான் போடுற உடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஆ இந்த கஸ்டமைஸ்னு சொல்வாங்க ஆங்கிலத்துல. ஆமா, எனக்கு என்ன பிட் தேவையோ, அந்த மாதிரி அந்த ஒரு அமைப்ப எனக்கு பிடிச்ச மாரி நான் வந்து அப்டி தான் நான் அணிஞ்சிட்டு இருக்கேன் தச்சு. அதுக்கான ஐடியா சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கள் வந்து அத சீரமைத்து எனக்கு தருவாங்கங்க. இப்டி தான் வந்து. ஆமா இப்டித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ போய்ட்ருக்கு. இதுல வந்து நான் <tsk> இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து நான் வந்து அ பகிர்ந்துக்கனும்னு விரும்புறேன். ஆ பேஷன் பேஷன்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே வந்து நம்ம வெளிநாட்டவர்கள பார்த்து தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு. அப்படியெல்லாம் இல்லங்க. நான் வந்து. அப்ட்யெல்லாம் இல்ல. ஏனா, ஒரு சின்ன உதாரணம் நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு வந்து இந்த பேஷன்‌க்கு உள்ள போனதுல இருந்து எனக்கு சில ஆராயிர அதாவது இந்த புஸ்தகம் வாசிக்கிற பழக்கத்துல இருந்து அதையும் ஆராயணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, <inhales> இன்னைக்கு இந்த ஷூட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆண்கள் அணியக்கூடிய ஷூட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த கோட் ஷூட்னு சொல்வாங்க. அதுல ஒரு மாடல் இருக்கு. மாடல் பெயர் என்னன்னா இட்டாலியன் கேட்டர்லியர்னு சொல்வாங்க. அதாவது, நம்ம அந்த ஷூட் ஓட காலர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, ஆண்களுக்கு அந்த காலர் பகுதி மட்டும் கருப்பா கருப்பு கலர்‌ல ஷைனிங்‌ஆ வரும் அந்த கிளாத்து. அதாவது, இந்த நைலான் கிளாத் மாரி இருக்கும். <inhales> அப்புறம் மீதி இருக்கிற ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்‌ஆ காட்டன்‌ல நீங்க என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அந்த மாரி இருக்கும். <tsk> சோ, இந்த காட்டன் இந்த இந்தந்த காலர் மட்டும் இந்த இட்டாலியன் கேட்டர்லியர்னு சொல்றாங்க. ஆனா, அதுல பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு ஒரு ஒற்றும இருக்கு. நம்ம இந்தியர்களுக்கும், அந்த இட்டாலியன் கேட்டர்லியருக்கும். என்னனா, நம்ம முகலாயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? முகலாயர்கள்.
ஆமா. தயாரித்து ஆ ஆ. ஓ! நல்ல விஷயங்க. ஆமாங்க. இல்லையா ஏன்? இப்படி சொல்றீங்க? ஆ. ஆமா ஆமா. ம் சரி. ம். ஆ. தெரியாதுங்க யாரு?
அதாவது, முகலாயர்கள்னா இந்த சாஜகான், மும்தாஜ் தெரியுமா?
ஆ அ.
ஆ. ஷாஜகானும், மும்தாஜூம் ஒரு முகலாயர்கள் தான். நம்மளோட இந்தியாவ வந்து அவங்க ஆண்டாங்க. ஒரு காலத்துல. அந்த அந்த அந்த ஆண்டவர்கள். அவங்க வந்து ஒரு ராஜா, ராணின்ற மாதிரி அந்த காலத்துல இருந்தாங்க. அப்போ, அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முகலாயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா? வெள்ளையர்கள் வந்து ஆட்சி பண்றப்போ வெள்ளையர்கள்ன்னா அடுத்த நாட்டவர்கள் ஆட்சி செய்தப்போ, அ என்ன ஆச்சுன்னா? இவங்கள் அதாவது முகலாயர்களுக்குன்னே ஒரு உடை இருக்கு. அவங்க தூங்கும்போதும் சரி, சாப்படும்போதும் சரி எப்பயுமே போர் உடையில தான் அதிகமா இருப்பாங்க. சோ ஆமா, போ்க்கள உடை. அதாவது ஏன்னா, "முகலாயர்களுக்கு எதிர்ப்பு வந்து எந்த நிலைமையிலும் வரும். நம்ம வந்து போருக்கு ரெடி ஆகணும்" அப்படீன்றதுக்காகவே, அவங்க முக்காவாசியான நேரம் வந்து போர் உடைகள்ல தான் இருப்பாங்க. தயார் நிலையில தான் இருப்பாங்க.
ஓ! ஆண்டவர்கள். ம் ம். ம் ம் புரியுது. அதான் புரியுது ம். போர் உடை. ஆ போர் ஆ போர்க்கால உடை. ஆ சரி. ஆனா, அது வந்து ரொம்ப கஷ்டமால்ல இருக்கும். ஏன்னா, அந்த இரும்பு இதெல்லாம் அணிஞ்சிருக்க மாரி தான இருக்கும், அதுல.
ஆமா. ஆனா, அந்த கஷ்டத்தையும் நம்ம அவங்க ஏத்துகிட்டு தான் அத பண்ணாங்க. அந்த முகலாயர்களுக்கான உடை. ஆமா. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எதிரணிகள் வந்து இவங்கள ஈசியா கண்டுபுடிச்சிறாங்க. மத்த நாட்ட கம்பேர் பண்றப்போ, முகலாயர்கள்ன்றது எப்படி? ஏ அவன் முகலாயர் வ வந்து உடையிலே கண்டுபுடிச்சிருவாங்க. அ போருக்கு வரதுக்கு முன்னாடியே. அப்போ என்ன ஆச்சுன்னா, முகலாயர்களுக்குள்ள ஒரு, ஒரு டிஸ்கஷன் வந்த அப்போ, "நம்ம வந்து, நம்ம உடைகள வந்து ஸ் கொஞ்சம் சிறிதளவுல மாத்தணும். அப்ப தான் வந்து எதிரணிகளுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. ஊடுற அப்படீன்றதனால" அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட்டாலியன் கேட்டரலியர்னு சொல்ற இப்ப சூட்ரு 1 வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுல அதுல இருந்து, 50% சேமா இருக்குற மாரி உடைய தச்சிருக்காங்க. அதுல இருந்து வந்தது தான் இட்டாலியன் கேட்டலியர்ரு. ஆனா, முகலாயர்கள் முழுக்க முழுக்க இந்தியர்கள். அப்போ இன்டியன் கேட்டரலியர்னு தான வரணும். ஏன் இட்டாலியன் கேட்டரலியர்னு வச்சாங்க? ஏன்னா, அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னன்னா, அந்த அந்த அடிப்படையில இப்படி 1, ஒரு ஒரு ஒரு இத அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி ஒரு சூட் இன்னைக்கு காலகட்டத்துல. இத மொத மொத எப்பயுமே பேஷனுக்கு ஒரு இது இருக்கு. ஒரு புதிய ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றப்போ ராம்ப் வாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராம்ப் வாக்ல வந்து, டெலிவரி பண்ணா தான், நா உலகம் முழுக்க தெரியும் இப்படி ஒரு இதுன்னு. அப்போ மொத மொத அந்த ஷூட்‌ட இந்தியரால ஒரு ஆள அமைக்கப்பட்டு இட்டாலியன் ராம்ப் வாக்‌ல மொத மொத அத வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுனால தான்
ஓஹோ! <chuckles> நல்ல விஷயம். ம் ம். அடையாளம் தெரியாது, ம். ஆமா. ஆமா இத்தாலியன். ஆமா. ஆமா. தெரிய வரும். னா, அது ஊரு தானேங்க அது. ஆனா ந <chuckles> மக்கள்லாம் நம்ப ம்.
அது தான். நம்ம நம்ம முட்டாள்களா இருந்திருக்கோங்க. இது தான் சிம்பிள். சோ ஆமா. அதனால, நம்மளோட அடை இப்போ ஒண்ணும் இல்லங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வின்டேஜ் வின்டேஜ்ன்னு சொல்றாங்கள்ல. இந்த வின்டேஜ் எங்க இருந்து வந்துச்சு. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நீ நம்மல்லாம் ஸ்கூல்‌க்கு போற அப்ப எந்த பசங்களுக்குமே பேண்ட் பெருசா போட்டா புடிக்காது. புடிச்சு போடணும், டைட்‌டா போடணும்ன்னு தான் ஆர்வம் இருக்கு. ஏன் நானே அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஆனா, அ என்னோட அப்பாகிட்ட சொல்லுவேன் தையலுக்கு குடுக்கும்போது, "அப்பா யூனிபார்ம் எனக்கு பெருசா வேண்டாம், தாத்தா மாரி இருக்கும். எனக்கு டைட்டா போடணும். புடிச்சு அடிங்க." அப்படீன்னு நானே சொல்லுவன். அதுக்கு வந்து அப்படி இருந்த காலகட்டத்துல இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் முக்காவாசி ஃபேஷனா போடுறது எல்லாமே, என்னோட அப்பாவோட பேண்ட் தான். பெருசா இருக்கிற பாண்ட். கேட்டா அது தான் வின்டேஜ் பேகி.
<chuckles> ஆ புரியுது ம். ஆமா. <chuckles> ஆமா. <laughs> ஆமா பழங்காலத்துல உள்ளது தான் இப்ப ஆ அதேதாங்க. ம்
கண்டிப்பா. வின்டேஜ் பேகின்னு சொல்றாங்க. இது தாங்க இன்னைக்கு நடந்துக்கிட்டுருக்கிறது. நம்ம கலாச்சாரம் வந்து எல் ஏதோ ஒரு இடத்துல வந்து, ஏதோ ஒரு இடத்தில மிக்ஸ் ஆயி நமக்குன்னு ஒரு ஒரு ஒரு கலாச்சார உடையதான் உடுத்திகிட்டுருக்கோம். ஆமாங்க, ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்கங்க.
திருப்பியும் புதுப்பித்து வந்துகிட்டுருக்கு. ம்.
கண்டிப்பா. இப்போ ப்ச் இது மட்டும் இல்லாம, நீங்க வந்து இது மட்டும் இல்லாம, நீங்க அ-அணிகலன்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள். அதுவுமே பாத்தீங்கனா, இன்னைக்கு வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே, ஆர்க்கிடெக்சர் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட சிற்பங்கள தான் இன்னைக்கு விரும்புறாங்க. அத தான் வந்து கிராண்டு னு சொல்றாங்க. அதுனால, நம்மளோட கலாச்சாரம் எங்கேயும் எங்கேயும் மறைஞ்சு போகல. அது ஆடைகளா இருக்கட்டும், அணிகலனா இருக்கட்டும், அது எல்லாம் நம்ம கூடயே தாங்க வந்துட்ருக்கு. இத தான் நான் சொல்ல வர்றேன்.
ஆமா. ம். சரியா சொன்னீங்க. இப்ப ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த மாரி தான் நம்ம போட்டு போணும். இந்த மாரிலாம் இப்புடி இருக்கணும். இந்த கலாச்சாரத்த பின்பற்ற மாரிலாம் இருக்கணுன்னு சொல்லுவாங்கல்ல? அந்த மாரிலாம் நீங்க அதுக்கேத்த இடத்துக்கேத்தாப்புல நீங்க போவீங்களா? இல்ல வந்து "நான் இப்படிதான் போவேன்" அப்படின்ற மாரி இருப்பீங்களா?
கண்டிப்பா. இந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விங்க. இதுக்கு நான் வந்து பதில் சொல்லணுன்னா ஒண்ணே 1 தான். எனக்கு அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? போற இடம் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த எடத்ல அந்த சூழ்நிலைக்கு உகந்தாப்ல தான் உடைகளப் போடணுன்னு. நான் வந்து சூழ்நிலைகளோ இல்ல அந்த இடத்துக்கு அப்புட்ல்லாம் இல்லங்க. நான் வந்து நான் எது போட்டாலும் எனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ, என் நான் ஒரு ஒரு சட்ட போட்ருக்கேன் அப்டினா, நான் அந்த சட்ட போட்டு கை தூக்குனா என்னோட உள்ளுடல் தெரியக்கூடாதுன்றதுல முக்கியமா இருப்பேன். அதே மாதி நான் ஒரு பேண்ட்டு போட்டு நின்னன்னா நான் நடந்தா அந்த பேண்ட்டு கலருதா? இல்ல கலரலையா? எனக்கு ஃபிட்‌டா இருக்கா? இத தாங்க நான் பாப்பேன். மத்தபடி போற இடத்துக்கு அவுங்க இப்புடி சொல்லுவாங்க, இந்த எடத்துக்கு வேஷ்டி கட்டணும், அந்த இடத்துக்கு க இது பண்ணணும், அப்புல்லாம் இல்லங்க! எனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ, அதான். என்னோட ஃபேஷன்‌ல இருக்குற பெண்களுக்கும் நான் அத தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நடனத்திலயும் கொஞ்சம் இருக்குறேன். என்ட்ட கேட்பாங்க, என்னோட ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், என் கூட நடனம் ஆடுற சக தோழிகளா இருக்கட்டும், க எ ஒ "எந்த மாரி உடைகள் போடலாம்?" அப்டின்றப்ப நான் அவுங்ககிட்ட ஒண்ணே 1 தான் சொல்லுவேன். என் என்ன உடைகள் போடலான்றத தவிர்த்துட்டு, எந்த உடை உங்களுக்கு எது ஆப்ட்‌டா, கச்சிதமா, கம்ஃபர்டபிளா இருக்குமோ, அத போடுங்க. அந்த உடை போட்டா, நீங்க ஆடும்போது உங்களுக்குள ஒரு கான்ஷியஸ் வரக்கூடாது. ஐயோ! நம்ம உடை இப்படி தெரிஞ்சுருமே, நம்ம உடம்பு இப்படி தெரிஞ்சுருமேன்ல்லாம் சந்தேகம் வராத மாரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்குதோ, அத சூஸ் பண்ணுங்கனு சொல்லுவேங்க. இத தான் நான் பின்பற்றுறது.
ம். ஆமா. <chuckles> பரவால்லங்க. ம். ஓ! நல்ல விஷயங்க. அதுதான் நம்பளுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் உம் வரும். இப்ப வந்து எனக்கு ஒரு எ பல நாள் ஒரு சந்தேகம் வந்துதுங்க. ஏன்னா இப்ப நீங்க நடனத்தில இருக்கீங்கன்றனால கேக்குறேன். இப்ப அந்த நடனத்தில இருக்கப்ப இந்த எல்லாருமே அவுங்க அந்த பள்ளியில இருக்கிறவங்களும் சரி, ஒரு என்ன சொல் தொல தொலன்ற மாதிரி தான் வந்து அவுங்க வந்து இந்த <chuckles> போடுவாங்கல்ல? அது எதுனால போடுவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. சரிங்க. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. <tsk> கண்டிப்பா. ரொம்ப எளிமையான ஆன்ஸருங்க. அதாவது அந்த நடனம் ஆடும்போது, நாங்க வந்து எங்களோட உ எங்களோட உடல் அசைவுகள் வந்து வெளிய தெரியிதா? தெரியலன்லாம் நாங்க பாக்க மாட்டோங்க. நடனம்ன்றது ஒரு நடன கலைஞர் நீங்க போய் கேளுங்களேன். எதுக்கு டான்ஸ் ஆடுறன்னு கேட்டா, அவன் சொல்லுவான் "என்னோட மன நிம்மதிக்கு தான் நான் டான்ஸ் ஆடுறேன்." அப்டினு தான் சொல்லுவான். ஏன் பெரிசு பெரிசு தொள்ள தொளன்னு போடுறாங்கனா கம்ஃபர்டபிலிட்டி அவுங்க ஆடும்போது எந்த ஒரு குறைபாடும் இல்லாம, அதாவது இந்த ஆக்வர்ட்டு வியர்டு ஆ இல்லாம, கம்ஃபர்டபிளா இருக்குங்க. பெரிசா போட்டா, நாங்க கால்கள அசைக்குறதுக்கா இருக்கட்டும், உடம்புகள வளைக்கிறதா இருக்கட்டும். எங்களுக்குள்ள ஒரு ஃபிரீடம் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்க வந்து தொல தொலனு போட்றது. இதில ரொம்ப பெரிய ராக்கெட் சயன்ஸ் லாம் இல்லங்க. சிம்பிள்.
ம் ம், ஓ. <laughs> நான் சரி அப்டி அந்த நடனத்தில உள்ளவங்கலாம் இந்த மாதி தொள தொளன்னு போட்டா தான் அது ஒரு ஃபேஷன் நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். <chuckles> ஏன்னா. ம் ம்.
ஃப்ப அத தான் நம்ம தப்பு பண்றோம். ஃபேஷன் ன்றது வேறங்க. இப்போ ஒண்ணுல்லங்க. இன்னைக்கு நீங்க வீட்ல இப்போ நீங்க ஒரு பெண் சரிங்களா? நீங்க வீட்ல வீட்ல வந்து, நீங்க வந்து சா ஸாரி கட்டிட்டு ஒரு பட்டு சேல கட்டிட்டு உங்களால இருக்க முடியுமா? கம்ஃபர்டபிள் ஆ இருக்குமா?
ம். அது எப்டிங்க? கஷ்டம். <inhales>
கச் கஷ்டம். சோ ஆ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நைட்டியோ, இல்ல ஒரு ஷர்ட், ஸ்கர்டோ, போட்டு அவுங்களுக் கம்ஃபோர்ட்‌ க்கு தான் போடுறாங்க. ஆனா ஒண்ணும்ல்ல. நீங்க அதே நைட்டில ஷாலோ, இல்ல ஒரு துண்டோ போட்டு வெளிய போறீங்கனு வைச்சுக்கொங்களேன், அப்போ உங்கள பாக்கிறவங்க அத கம்ஃபர்டபிலிட்டி யா பாக்க மாட்டாங்க. இங்க பாரு எவ்வளோ ஸ்டைலா போறா? எவ்வளவு பேஷனா இருக்காங்க? இது தான். நம்மளப் பொறுத்தவர கம்ஃபர்டபிலிட்டி. நம்மளப் பாக்கிறவங்கள பொறுத்தவர ஃபேஷன். இது தான் டிஃபரன்ஸ்
ம். ஆமா. <laughs> ம். ஓ! புரியுது புரியுதுங்க. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க எனக்கு பல நாள் ஒரு சந்தேகமும் நீங்க வந்து அது ரொம்ப சுலபமாவும் பேசுனிங்க. நீங்க வந்து ஆ! இந்த ஆடைய பத்தியே வந்து இந்த கலாச்சாரம் வந்து அழியல. இது வந்து திருப்பியும் புதுப்பிச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குன்னே வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்தீங்க. இது அ இது எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த என்னாச்சுன்னா இந்த அலுவலகத்துக்கு போறப்போ வந்து இந்த ஃபார்மல் இந்த மாரிலாம் சொல்றாங்கல்ல? அந்த இடத்ல வந்து ஆனா நம்ம கலாச்சார உடை மாதிரியே தெரியலையே? அது பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அது வந்து பெருமாளான வா வெளிநாடுகள்லாம் பண்ற மாரி தானே இப்ப இருக்கு! அந்த மாரி கேக்குறேன். அது எப்டி? எதனால?
கண்டிப் கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கேளுங் கண்டிப்பாங்க. ம். அதாவதுங்க, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப யோசிக்க வக்க வேண்டிய கேள்வி. அதாவது அந்த கலாச்சாரத்த யார் கொண்டு வந்தாங்கன்னும் எனக்கு தெர்ல்ல. அத பத்தி நான் ஆராயவும் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து முழுக்க, முழுக்க பார்மல்ஸ் னா, புடிக்கவே புடிக்காது. ஒரு சட்டைய இன் பண்ணனும்னாலே எனக்கு புடிக்காதுங்க. ஏன்னா, அங்கயே என்னுடைய டிஸ்கம்ஃபர்ட் போய்றுச்சி. என்னோட கம்ஃபர்ட் போயி, டிஸ்கம்ஃபர்ட்‌ டா, மாறிர்ச்சி. அதனால என்ன பொறுத்தவர அந்த கலாச்சாரத்த மாத்தணுன்னு தான் நான் நிப்பேன். ஆனா, யார் ஸீ நம்ம வேர சட்டை பேண்ட்டு போட்டு இன் பண்ணீட்டு வரணுன்னு யார் சொல்றா? யாரோ ஒரு மனுஷன் தானே சொல்றான்! நமக்கு விதிக்கப்பட்ட விதி தான் அது. ஆ அ அது வந்து நமக்கான உரிம இல்ல. நம்ம உரிமைய பறிச்சுக்கிட்டு தானே அவுங்க அத பண்றாங்க. ஆனா நீங்க நல்லா நீங்க வந்து ஓப்பன் சாய்ஸ் ஆ குடுங்களேன். ஒரு பய வரமாட்டான். சட்டைய இன் பண்ணீட்டு. ஸோ, என்ன பொறுத்தவர அது மாற்ற மாற்றப் பெற கலாச்சாரம் தான்ங்க. அது வந்து உண்மையான கலாச்சாரம்னு நான் சொல்லமாட்டேன். அது வந்து ஏதோ ஒரு ரூல் அந்த விதிய நாம் பயன்படுத்திட்ருக்கோம். நம்மளோட விதி நம்மளோட உரிமைய மறைச்சு, அப்டின் தான்ங்க நான் சொல்லுவேன்.
<laughs> ஆ. ஆ. ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. <laughs> ம் ம். ம். ரொம்பவே சரியா சொன்னீங்கங்க. நீங்க வந்து ரொம்ப அழகாவே வந்து இந்த கலாச்சார உடைய பத்தி எப்படி எப்படிலாம் இருக்கணும்? இந்த கலாச்சாரம் இன்னும் அழியல. இன்னுமே வந்து அது அ பாரம்பரியமாவே வந்துகிட்டு இருக்க மாரி தான் வந்து அது என்ன? ஆனா ஒண்ணு, "அது புதுப்பிச்சு வருது. அதுதான் அந்த ஒரு வேறுபாடு" அப்படின்ற மாரி ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்களுட, பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நன்றிங்க.